அந்த மேப்பும் காட்டுதுங்க. இதுவும் ஒரு வழி போதுன்னு சொல்லுதே தவர, "இந்த வழி வந்து காருக்கு ஏதுவா இருக்கும்" அப்டின்ற மாதிரி அது வந்து சொல்லல. ஏன்னா நாங்க அந்த வழிக்கு பக்கத்திலயே நிக்கவே கார் போகும்! என்னான்னா ரொம்ப மேடும், பள்ளமுமா அந்த மாதிரி ஒரு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அ இது வந்து ஒரு மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு அருவி அது. அதனால சுத்தி பாத்தீங்கன்னா, மலை தான்.
ஓ! சொல்லல! அ, அஹ ஹ. ம்ஹ்ஹ்ம். ம், ம், ம், ம். ஓ! சரி. அ உங்களுடன் வேற யாருமே அந்த நேரங்கள்ல வந்து, அங்க ட்ராவல் பண்ணீ அந்த எடத்துக்கு வர்றதுக்கு சுற்றுலா பயணிகள் வேற யாருமே இல்லீங்களா? நீங்க தனியா போய் மாட்டிக்கிட்டீங்களோ? ஆ.
வருவாங்க! வருவாங்கங்க. நெறையா பேர் வருவாங்க. பொதுவா வந்து இந்த சனி, ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நெறையா கூட்டம் வந்து. பெரிய வண்டிகள் வச்சுட்டுலாம் வருவாங்க பேருந்து. வேனு அந்த மாதிரி. யா ஆனா, அங்க வந்து இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ன்ற விஷயமே கெடையாது. ஏன்னா இது வந்து நம்ப, வசிப்பிடதுக்குள்ள இருந்தே அ காட்டுக்குள்ள நம்ப வந்து வெகு தூரம் போணும்.
ஆஹ ஹ. ம்ஹ்ம். வருவாங்க. ஓ! சரி, சரி. ஓகே. ம்ஹ்ம், ஹ்ம். ஓ!
நம்ப கிட்ட சொந்தமா வண்டி இருந்தா தான் போ முடியும். இல்ல, ஒரு ஆட்டோவோ, கேப்போ வந்து அ நம்ப வந்து புக் பண்ணீ வச்சிருந்து, அதுல போனா மட்டும் தான் நம்ம வந்து போக முடியும்.
சரி, சரி, சரி. இப்ப இந்த மலை அடிவாரம்னு சொல்லும்போதே, இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச்ன்னு ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா? காட்டு காடு பகுதிகள்லலாம் பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒரு சோதனை சாவடி மாதிரிலாம் இருக்கும் இல்லலைங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்களா? வழிகாட்டுறதுக்கு? ஆ.
ஆ. ஆ. ஆமா. ஆமா. இருந்துச்சு. அதாவது அந்த இதுவுக்கு கிட்ட போறப்ப, அதுவும் தான் இருந்தது. இல்லன்ல்லாம் கெடையாது. அங்க வந்து
ஆ. சரி, சரி. அதையும் தாண்டி போகும் போது, வழி தவறியிருக்கீங்க.
ஆமா. அதாவது இந்த செக்கிங் வந்து எங்க அப்படின்னா, அந்த அருவிக்கு கொஞ்சம் முன்னாடி.
சரி, சரி. ம். ஓ!
அந்த அருவியோட அந்த செக்கிங் பாயிண்டுக்கு போறதுக்கே கிட்ட தட்ட நாங்க ஒரு 5லருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகணும்.
கிலோமீட்டர் உள்ள போகணும் பயணம் செய்யணும். அ. சரி, சரி. ஒரு வழியா அந்த இடத்துக்கு நீங்க கடைசில போனீங்களா? இல்லையா?
அதாவது, இது வந்து காட்டுக்குள்ள.

போனோம். இத விட விஷயம் என்ன தெரியுமா? நாங்க தப்பா எடுத்தோம் பாத்தீங்களா! அந்த பாத! அந்த பாதையில யாருமே போ மாட்டாங்க.
ஆ. அஹா. ஆமா. ஆமா. ஓ! ஓ!
தெரிஞ்சவங்க யாருமே போ மாட்டாங்க. நாங்க போன பாதை எப்பிடின்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, தண்ணீ போது. அதாவது அந்த அருவியில இருந்து வர தண்ணீ. கால்வாய் வழியா வந்து போது. இந்த வலது பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரே தோப்பு, மாந்தோப்புலாம் அங்க நறைய இருக்கும். தோப்புகள் இருக்கு, இல்ல மரங்கள் இருக்கு. அப்பிடியே நிசப்தமா மலைகளுக்கு நடுவுல வெறும் ஒரு காக்கா, குருவி அது மட்டும் தான்.
ம். ம். ம். ஆறு போகுது. அ. அ. இருக்கு. ஓகே, ஓகே. ம். ம். ம். அதுதான். இப்போ நம்ம சொல்லும்போது ஓகே. ஆனா அந்த, அந்த நேரத்தில உங்களுடைய மனது ஒன்னு 2 பக்கமுமே இயற்கையா இருக்கிறத ரசிக்கிறதா! இல்ல நம்ம வழி தவறி வந்துட்டோமேங்கிற அந்த ஒரு பதட்டம், ஆட்கள் நடமாட்டம் இல்லாதப்போ அந்த ஒரு பதட்டம்லாம் இருக்கும் இல்லீங்களா! உங்களோட மனநிலை வந்து எப்பிடி இருந்தது அப்போ? ம்.
ஒரு மனுஷங்கள கூட பாக்க முடியல. ம். பதட்டமா. நீங்க வேறங்க அப்பிடியே அள்ளு இல்ல. <laughs> யாருமே இல்ல. இப்ப யாரோ வந்து நம்மள வந்து ஏதோ பண்றாங்கன்னா கூட கத்துனா வர்றதுக்கு ஆள் இல்ல. காப்பாத்ததுக்கு ஆள் இல்ல.
<laughs> ஆ. ம். ஓ! குழந்தை வேற உங்ககூட கூட்டிட்டு போயிருந்திருக்கிறீங்க. ஆ, ஆ, ஆ.
ஆமா. ஏதாவது வனவிலங்குகள் வந்தா கூட அதுங்கிட்ட இருந்து எப்பிடி தப்பிக்கணுன்னு கூட தெரியா <laughs>
தெரியல. அதுதான். அதுதான். ஆ.
ஆனா, எனக்கு பயங்கரமா நான் பயந்துட்டேன். எங்க வீட்டுக்காரர் நாங்க வந்து நான்கு சக்கர வாகனத்துல போனோம், அப்பிடின்றதுனால உள்ளயே எதுவும் பிரச்சன இருக்காது. எறங்க வேணாம். கொஞ்சம் தூரம் தான நம்ம கடந்து போயி்ட்டா அந்த கரெக்ட்டான பாதையில போய் சேர்ந்துர்லாம். அப்பிடின்ற மாரி முடிவெடுத்து போனோம். ஆனா அந்த போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த மாம்பழம்லாம் வந்து குண்டு குண்டா தொங்குது. நான் தான் தோப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லயா!
ம். உள்ளயே இருந்துக்கலாம். அ, ஆ, ஆ ம், ம், ம். சரி, சரி. ம், ம், ம், ம், ம்.
அந்த தோப்லருந்து. பறிச்சு சாப்பிட்ணும் அப்பிடின்றமாரி அவ்ளோ ஆசை. ஆனா இறங்குறதுக்கு பயம்.